அதெல்லாம் அவங்கலாம் சொல்லிக குடுக்க <chuckles> தாங்க செஞ்சாங்க. நம்ம படிக்கணும்ல. நமக்கு வந்து அந்த ஆர்வம் வரணும்ல, அது வந்து எனக்கு வரவே இல்ல. அது வந்து இந்த 8ஆம் வகுப்புல வந்து எங்கம்மா அந்த இடத்தல தான் எனக்கு வந்து கை குடுத்தாங்க. அந்த தமிழ் புத்தகம் வாங்கி, என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பாதி வரைக்குமே வந்து அந்த ஃபெயில் நெலமையில தான் போயிட்டுருந்தேன். இந்த 2ண்டு மிட்டம்னு சொல்லுவாங்க பாருங்க. இடைக்கால தேர்வு. 2வது இடைக்கால தேர்வு. அந்த இடத்துலருந்து தான் எங்க அம்மாவோட உதவி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கெடைச்சுச்சு அந்த இடத்துலருந்து. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தினம், தினம் வந்து அன்னன்னைக்கு என்ன பாடம் வந்து பள்ளிக்கூடத்தில நடத்துறாங்களோ? அதே அப்டியே எங்கம்மா தமிழ்ல வீட்ல நடத்துவாங்க. ஆ நோ நான் சொல்லி தர்றேன்.
புரி. கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. சரி, சரி புரிது. ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மொழி புரியாம அப்டி இருந்திருக்கா? இல்லன்னா எப்டி அந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? இப்ப அம்மா சொல்லிக் குடுத்தோனயும் உங்களுக்கு ஓகேவா இருக்குல்ல?
ஆமா.